ஓ! புரியுதுங்க, புரியுது. ம்.
ஆமா. அப்ப என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு போற போக்கில, அந்த ஆசைகள் அப்பிடிங்கிற ஒன்னு இல்லாமயே போயிடுச்சுங்க. ஒரு குழந்த வந்து, குழந்த பருவத்தில எதுக்கு ஆசைப்பட்ணுமோ, அதுக்கு நான் ஆசைப்பட்டதே இல்ல! ஒரு டீனேஜ்ல நம்ம எதுக்கெல்லாம் ஆசைப்படணுமோ, அதுக்கும் நான் ஆசைப்பட்டதே இல்ல! ஏன்னா, என் மனசு எப்பவுமே, "அப்பாக்கிட்ட இருக்குமா? இருக்காதா? இருக்குமா? இருக்காதா? நம்ம கேட்டு அவருனால வாங்கி கொடுக்க முடியலனா வருத்தப்படுவாரே!" அப்பிடிட்டு எனக்குள்ளேயே என்னுடைய கனவுகள், அ எல்லாத்தையுமே நான் எனக்குள்ளேயே போட்டுட்டேன், அப்ப என்ன ஆகுன்னு பார்த்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கலக்கலன்னு கூட வெளியெல்லாம் பேச மாட்டேன். அ அது ஒரு மனஅழுத்தம்ங்கிறது எனக்கு அந்த வயசுல தெரியாது! ம்ஹ்ம். அதிகமான நண்பர்கள் கிடையாது! ஆமா.
அச்சச்சோ! ம். ம். அச்சச்சோ! <laughs> அ. அதாவது ஓ! அதாவது உங்களுக்கு அந்த க விஷயம் வந்து ஒரு மனசுல வந்து ஒரு கவலையாவே இருக்கு இல்லேங்களா? நம்ம வந்து
அது, ஆமா, இல்லங்க, அது கவலைங்கிறத தாண்டி எப்படி இருக்குன்னா, சின்னதுல இருந்தே, அ "இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறணும். நம்ம எப்பிடியாவது நல்லா படிச்சு, ஒரு நல்ல வேலைக்கு போயி, இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் நம்ம மாத்தணும், மாத்தணும், மாத்தணுன்னு" ஒரு கொள்கையிலயே நம்ம சுத்திட்டு இருப்போம் பார்த்தீங்களா! எந்த பொழுதுபோக்குக்குமே நம்ம வாழ்க்கையில வந்து இடம் கிடையாது, அ, படிக்கணும், படிக்கணும். படிப்பில தான் 100க்கு 100 றான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது, ஒரு 80, 85% தான் வரும். அது சூழ்நிலை தான், குடும்ப சூழல் தான், நம்ம எங்கயும் தனியா டியூஷனுக்கு போ மாட்டோம். அந்தமாரி. ஒரு டீனேஜ்லாம் வரும்போது என்னுடைய தாய் மாமா. அவுங்கலாம் பெரியவங்க என்ன விட. அப்பா மாதிரி தான் அவரு. ஆனா, அவரு கொஞ்சம் எல்லார்கிட்டயுமே நல்லா நகைச்சுவையா பேசுவாரு, அப்ப வந்து என்ட்ட விளையாட்டா கேட்பாரு, "உனக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர்ரா சாமி" அப்டிம்பாரு. "என்னது லவ் பெயிலரா? ஏன் இப்படிலாம் கேட்கிறீங்க" அப்படின்னா, "நீ எப்பவுமே ஒரு சோகமாவே இருக்க! உன் முகம் வந்து ஒரு, அ ஒரு சந்தோஷமாவே இல்ல. நீ வந்து எப்பவுமே ஆமா, அ எப்பவுமே உன் மைண்ட்ல வந்து என்னமோ ஒன்னு ஓடிட்டே இருக்கு. நீ ஒரு சோகத்திலேயே இருக்க, ஏன்?" அப்பிடின்னு கேட்டாரு.
ம். ஓ! <chuckles> <laughs> கண்டிப்பா. அ. சரி. ம். சரிங்க. அ. <laughs> அ. அ. ஒரு கலையாவே இல்ல, அந்தமாரி சொல்லுவாங்களோ! ம்.